ஆமா. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தா அடிபடாம இருக்குமா? <chuckles> கீழ விழுந்தவங்களுக்கு தான் பாவம் அடிபட்டுருச்சி. அவங்க உடனே எனக்கெல்லாம் ஸ்பெக்ஸோட உடைஞ்சு போச்சு. நான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேனா, அது உடைஞ்சு போச்சு. அப்போ ப பிடி மேம்ட்ட செம்ம திட்டு. ரவுண்ட் அடிங்கன்ட்டாங்க கிரவுண்டை 10 ரவுண்ட் சுத்தி வாங்கன்ட்டாங்க. <chuckles> அதுவும் சுத்தி வந்ததோட விட்டாங்களா, பெரிய பரம்பு எடுத்து ஆ, எல்லாருக்கும் 1, 1 அடி. வந்து சுத்தி வந்து கடைசி ரவுண்டு நாங்க எல்லோரும் தஸ்ஸு புஸ்ன்னு ஏற்கனவே ரவுண்டு சுத்தி வந்ததில வந்து <chuckles> கேராயி இருக்கும். ஆமா. அவங்க பார்த்தா அதோட அந்த பெரம்பு வச்சு இன்னும் 2 அடி விழுவும், ஒவ்வொரு அடி எல்லாருக்கும். அதுவும் இந்த டாப்ஸ் போட்டு இருக்கதுக்கு அதுக்கும் நமக்கு சத்தம் கேட்கும் பாருங்க, பொத்து பொத்து பொத்துனு.
ம். அ, அச்சச்சோ! <chuckles> <chuckles> ஆமா. மூச்சு வாங்கியிருக்கும். <chuckles> ஆமாமா. <laughs>
ஆ, ஒரு பக்கம் சிரிக்கிறதா? இல்ல வந்துட்டு ஓடி வந்ததுல அழுகிறதா? அந்த நிலை தான் அது. <chuckles>
அழுவுறதா? <laughs> கண்டிப்பாங்க.
அப்புறம் வந்து ஒரு சார் இருப்பாருங்க இந்த நண்பன் படத்துலலாம் வந்துட்டு <chuckles> அவருக்கு முடி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்குமா அவருக்கு அவரை போட்டு அப்பதான் அந்த நண்பன் படம் வந்த புதுசு வேற. அ, ஆமா. வழுக்க போவுது வழுக்க போவுதுன்னு போட்டு அவரை வச்சு செஞ்சுருவோம் எல்லாரும். அ, அப்போ ஒரு 9த், 10த் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். <chuckles> அப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவர கிண்டல் பண்றது. அவருக்கு ஆனா காதே கேட்காத மாரி போயிடுவாரு. அதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும்.
செரிங்க. ஓ! சரிங்க. <laughs> ஆ, ஆனா, நிறைய இடத்துல இந்த மாரி இருக்குல்ல, இந்த வழுக்கு தலை இந்த குட்டியா இருக்கறது, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலாய்ச்சு தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கும், இருந்தாலும் கேட்காத மாரி போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். <chuckles>
ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த புளியங்கா
இது தவிரங்க ஆ, சொல்லுங்க.
புளியங்கா பறிக்கிறதுக்கு ஓடுவோங்க. அதுவும் <chuckles> அ, காலையில சீக்கிரம் வந்தா தான் அந்த புளியங்காய் நிறைய கீழ கெடக்கும். <chuckles> அதை எடுத்து, அத உடைச்சி பார்ப்போம் பாருங்க, அது உடைக்கும்போது சட்டுக்குன்னு உடைஞ்சிச்சினா, அது அந்த புளி புளிப்பா சூப்பரா இனிப்பா இருக்கும் அந்த புளியங்காய். இது சொடக்குன்னு உடையாம காய் காயா இருக்கும் ஒரு சிலது. அந்த காயையுமே ஒரு சிலர் சாப்புடுவாங்க. புளியங்காயும் சாப்புடுவாங்க, புளியம்பழமும் சாப்புடுவாங்க. அந்த மாரி ஒரு, அ, நல்லாயிருக்கும்ங்க. அது அது ஆனா, கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல நாக்கு சுறு சுறு சுர்ருன்றும். ஆனா அதை எடுக்கிறதுக்கும் அந்த கரெக்ட்டா அந்த ஷேப்ல உடையாத இது கிடைக்கணும் <chuckles> அப்படின்ட்டு, அ, ஓடி ஓடி பெறக்கின ஞாபகம் இருக்கு.
ம். ஓ! இப்படியெல்லாம் இருக்கு. அ. ஆ.

ஆமா. நெறைய தடவை தூங்கி இருக்கோம். அ எல்லாருமே தூங்குவோம் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா எடுத்துட்டே இருப்பாரு அவரு. <laughs> யாருக்கு எடுக்
ஆஹா. அவர் ஒரு ஆ அவர் வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட கடமையில அவ்வளவுதான் இருந்திருக்காருங்க. <laughs>
ஆமா. அவரு யாருக்கு எடுக்கறார்னே தெரியாதுங்க. எல் நாங்க ஒரு சில நேரம் எல்லாம் எந்திச்சு பார்ப்போம். அவர் பாட்டு எடுத்துட்டு இருப்பாரு. <chuckles> அந்த மாதிரி
அய்யய்யோ! முடிலையா சரி மறுபடியும் படுத்து தூங்குங்க.
இன்டர்வெல்க்கு பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எஞ்சு, ஒரு முழிப்பு எஞ்ச்சோனா ஆ அப்பதான் "சரி போயிட்டு வாங்க எல்லாரும் இன்டர்வெல்க்கு." அப்படிம்பாரு. சரின்னு போயிட்டு எல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோனா, போச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அ அப்ப வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணுவான்னா 4த்து, 5த்து மட்டும் தான் எடுப்பாரு. அப்போ நாங்க அதாவது ஒருத்தர் போய் இன்னொருத்தர் சிக்கிப்பாங்க. நாங்க வெளிய போவோம், அவங்க உள்ள வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். <laughs> அதேதான் அதேதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தொடக்க கல்வி முடிஞ்சு இந்த மேல்நிலை பள்ளிக்கெல்லாம் போனக்கப்புறம் அப்பா, அது வந்து நாங்க இங்க 12 பேத்தோட இருந்து ஒரு சின்ன ரூம். அந்த ரூம்ல வந்துட்டு 2ஏ 2 பெஞ்ச் தான் போட்டிருப்பாங்க, 1 பெஞ்சுக்கு 6 பேர் தான் உட்கார்ந்து இருப்போம். அ இல்ல 1 பெஞ்சுக்கு 4 பேர் உட்கார்ந்து இருப்போம், 3 பெஞ்ச் தான் போட்டிருப்பாங்க. இப்போ 3 பெஞ்ச் 4, 4, 4 அவ்வளவுதான் உட்கார்ந்திருபோம். <chuckles> ஆனா இங்க மேல்நிலைப் போனா ஒரு கிளாஸ்க்கு 85 பேருங்க.
ம். ஓஹோ! ஒயி பிளட் சேம் பிளட். <laughs> சரிங்க. சரிங்க. ஹலோ. <laughs> ம்.
எனக்கு ஹைட்லவேர.
அதுக்கு நீங்க வேற ஸ்கூல் போனீங்க இல்லைங்களா?
ஆமாமா. வேற பள்ளிக்கூடம் போனோம். அப்போ பாத்தீங்கன்னா, அங்கிருந்து கடைசி பெஞ்ச் நானு. நான் வளர்த்தியா இருக்கேன்னு கடைசி பெஞ்ச்ல தூக்கி போட்டாங்க. அப்போ அங்க பாத்தீங்கன்னா எனக்கு போர்டும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. அய்யய்யோ! போச்சுடா நல்லா மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா, ஆ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நீளமா ஹால் இருக்குன்னு வைங்களேன். நடுவுல தடுப்பு தடுப்பா தான் வச்சிருப்பாங்க. <chuckles> அப்போ இந்த கிளாஸ்ல உள்ளவங்க அந்த கிளாஸ்ல பேசிக்கலாம், அடுத்த கிளாஸ்ல உள்ளவங்க அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பேசிக்கலாம் அப்படி இருக்கும். அப்போ ஏ ஏ1, ஏ2, ஏ3ன்னு பிரிச்சு உட்கார வச்சிருப்பாங்களா நாங்க ஏ1ல இருப்போம். ஆனா வந்து ஏ2 கூட பேசிக்கவும் ஏ3 கூட பேசிக்கவும், மேம் இல்லைன்னா இங்க அங்கன்னு கலந்து <chuckles> மிங்கிள் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும். அப்புறம்
ஆ, சரிங்க. சரிங்க. ம். ஓ! சரி, சரிங்க.